நம்ம உறவுகள் வந்து நம்ம அருகாமையிலேயே இருக்கும். நம்மளுடைய ரத்த உறவுகளா இருக்கும். தூரத்து உறவுகளா இருக்கும். அப்பிடிலாம் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், பார்த்து வளர்ந்துருப்போம், ரசிச்சிருப்போம். அவுங்ககூட விளையாண்டுருப்போம். இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கும். ஆனா, இப்போ ஒரு புது இடத்தில நம்ம போயிருக்கோம். அப்போ வந்து ஒரு உறவுகள வந்து நீங்க தொடங்குறீங்கன்னா, அது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான தொடக்கமாக இருக்கும்? எந்த அளவுக்கு அந்த பழக்கங்கள் இருக்கும்? அத பத்தின உங்க கருத்துக்கள் என்ன?
ம். நிச்சயமாங்க. ஒரு புதிய இடத்தில அப்பிடின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரும் சொல்றமாரி பார்த்த உடனே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் என் என்னோட கருத்து கிடையாது. ஏன்னா, நான் என்ன நினைப்பேன் அப்பிடின்னா, ஒரு பழகி ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு வர்றதுதான் வந்து ஒரு உண்மையான உறவாக இருக்கும். அப்பிடி இருக்கும்
ரொம்ப சரியா சொன்னீங்க.
ம். அப் அப்பிடி இருக்கும்பொழுது இப்ப ஒரு புதிய இடத்தில நம்ம ஒருத்தர சந்திக்கிறோம் அப்பிடின்னா, முதல்ல நம்ம வந்து அ இந்த பெரிய என்ன சொல்லலாம்? இந்த "பெரியோரை வியத்தலும் இலமே! சிறியோரை இகழ்தல் அதனினும் இலமே" ன்ற மாதிரி எல் ஒரு நம்மளோட மனநிலை அப்பிடியே வச்சுக்கணும். எல்லாரையும் வந்து எளிதில அணுகக்கூடியவராகவும், ஒரு தெளிவான மனநிலை இருக்கணும். ஒரு ஓப்பன் மைண்டட்டு ன்னு சொல்வாங்க இல்லேங்களா! அப்ப தான் வந்து ஒரு புது இடத்துக்கு போம்பொழுது, அங்க இருக்கிறவங்கலாம் வந்து நம்மளோட எளிதில் அவுங்களுக்கு நம்ம அணுகக்கூடியவங்களாக இருப்போம். அப்ப தான் வந்து எல்லா உறவுகளுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியும் இருக்கும், அப்பிடின்னு நான் நினைக்கிறேன்.
சொல்லுங்கங்க. ஆமாங்க. ரொம்ப அழகா சொல்றீங்க. இப்ப வந்து அதுக்கான ஏதாச்சும் ஒரு அனுபவத்துல நீங்க ஏதாச்சும் கத்திருக்கீங்களா?
கண்டிப்பா. நாங்க ஒரு வாட்டி என்னன்னா, நாங்க எங்க கல்லூரி காலத்துல வந்து, எங்களுடைய நான் நான் படித்தது வந்து ஒரு பெண்கள் படிக்கிற கல்லூரி. அப்போ எங்களுடைய மாணவர்கள் எல்லோருமே நாங்க எங்களோட நண்பர்கள் எல்லாருமே சேந்து வந்து, நாங்க ஒரு கூட்டம் மாதிரி ஆரம்பிச்சு, பொ பொதுவாக வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குழந்தைகள் இல்லத்துக்கோ இல்ல முதியோர் இல்லத்துக்கோ சென்று அவர்களுக்கான ஒரு நாள் முழுக்க அவுங்களுக்கு நம்ம அவுங்களோட ப இருந்து அவுங்களுக்கு தேவையான அ உணவு பொருட்களாக இருக்கட்டும், மளிகை சாமான் இல்ல குழந்தைகளாக இருந்தா அவுங்களுக்கு பாடம் சொல்லி தர்றது, இல்ல அவுங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள வாங்கி குடுப்பது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாதம் ஒரு இடம் அப்டீன்ற மாதிரி நாங்க ஒரு சிறிய அளவுல ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சுருந்தோம்.
சரிங்க. ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப நல்லாருக்குங்க. இந்த விஷயம். சொல்லுங்க.
ஆ. அப்பிடி வந்து, நாங்க நா மொதல்ல வந்து நானும் என்னுடை இன்னொரு ஒரு நண் வ தோழியும் சேர்ந்து தான் வந்து ஆரம்பிச்சோம். நாங்க 2 பேர் தொடக்கத்துல. அப்பறம் போக போக எங்களுக்கு நெறைய இந்த வாலண்டியர்ன் னு சொல்லக்கூடிய நெறைய தன்னார் தன்னார்வலர்கள் தேவப்பட்டாங்க. அப்போ நாங்க வந்து எங்களுடைய நண்பர்கள், நண்பருடைய நண்பர் அந்த மாரி நமக்கு தெரிஞ்சவர்கள் எல்லார்ன்னு சொல்லி, அந்த நட்பு வட்டம் வந்து கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நாங்க என்ன செஞ்சோம் அப்டீன்னா உ அந்த மாரி ஒவ்வொரு மாதங்கள் ஆக ஆக வரக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிது. அப்போ ஒவ்வொரு வ் அ நாள் நான் அந்த கூட்டத்துக்கு போகும் அந்த ஒரு சந்திப்புக்கு போகும்பொழுதும் புது புது நண்பர்கள வந்து அந்த எடத்துல சந்திக்குற மாரி எனக்கு ஒரு வாய்ப்பு அமஞ்சது. அது அந்த மாரி நான் சந்திச்ச ஒரு உறவுகள். இப்போ ஆரம்பத்துல நானும் ஒரு நாங்க 2டே பேர் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து, ஆ ஒரு அட ஒரு அடுத்த மாதம் என்ன நடந்துச்சு அப்டீன்னா, அ அன்னைக்கி வந்து ஒரு குழந்தைகள் இல்லத்திற்கு நாங்க போயிருந்தோம். அப்போ தான் வந்து எங்களுடைய நண்பர்கள்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முகம் அறியாதவர்கள்.
சரிங்க. ஓகே. இப்ப எத்தன பேர் இருக்காங்க? முன்னாடி 2 பேரோடு ஆரம்பிச்சீங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க?
ஆ. இப்போ தான் அடுத்து அடுத்த மாதம் சந்திப்புக்கு நாங்க போகும் போதே அந்த வட்டம் வந்து ஒரு 10 பேர் 15 பேராக விரிவடைஞ்சிருச்சு. அப்
ஐயோ! பரவால்லயே. எவ்ளோ பெரிய ஒரு முன்னேற்றமா ஆயிடுச்சு? இவ்ளோ பேர் வந்துட்டாங்களே! பரவால்லேங்களே!
ஆமா. எங்களுக்கும் அப்பிடி தான் இருந்துச்சு. ஏன்னா, நாங்க ஆரம்பிக்கும்போது பெருசா அப்பிடி எதிர்பார்க்கல. அதான் நான் சொன்ன மாதிரி, புது புது நண்பர்கள் அவங்க நான் போனக்கப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அவங்க யாரையுமே நமக்கு தெரியாது, இல்லீங்களா? அவங்க வந்து யாரோ சொல்லி தகவல் கேட்டு, "இந்த மாதிரி வந்து ஒரு நண்பர் சொன்னாங்க" அப்டீங்குற மாதிரி கேள்விப்பட்டு வந்தவர்கள் தான் நெறைய பேரு. இப்போ எனக்கு ஆரம்பத்துல அவுங்கள பாக்கும் பொழுது எல்லோருமே ரொம்ப புது புது புதுமையான நண்பர்கள். அப்போ அவுங்க வே நம்ம எதுவுமே பெருசா பேசிருக்க மாட்டோம். அவங்களோட பேரு கேட்டருப்போம். "என்ன எங்க படிக்கிறீங்க?" இந்த அளவுக்குள்ள தான் வந்து முதல் நாள் வந்து எங்களுடைய உறவு வந்து ஆரம்பிச்சது. அப்பறம் அடுத்தடுத்த நாங்க மாதங்கள் வந்து வேறு வேறு இடங்களுக்கு போய் செல்வது, அதற்கான திட்டமிடல், அதற்கான பொருட்கள வாங்குவது இந்த மாத்ரி வந்து அந்த நட்பு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு விரிவடையும் போது, தான் எனக்கு வந்து, ஒ இ இந்த மாதிரி அ ஒரு மனிதர்கள்லாம் இருக்காங்களா? இந்த வயசுல வந்து இப்பிடிப்பட்ட நண்பர்கள் இருக்குறாங்க. குறிப்பா வந்து ஆண் நண்பர்கள் பத்தி என்னுடைய கருத்தே மாறிடுச்சு. ஏன்னா நான் நெனைச்சிட்டு இருந்தது வந்து பெரும்பாலும் வந்து ஆண் நண்பர்களோடு எனக்கு பெரிய பழக்கம் இல்ல. ஏன்னா பெருசா இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி நம்மளுடைய மனநிலை. என்னுடைய கடந்த கால அனுபவங்கள், இப்போ பள்ளியில பாத்தவர்கள்லாம் அந்த மாதிரி தான், அப்டீன்னுட்டு
ஆமா. செரிங்க. ஆமாங்க. சில கசப்பான அனுபவங்கள் மூலியமா தப்பா நெனைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தான். சொல்லுங்க.
ஆ. அப்டிதான் வந்து நான் நெனச்சிட்ருந்ததுனால ஆரம்பத்துல நான் பெருசா அ, நான் பேசுவேன். ஆனா அந்த அந்த அளவுக்கான ஆழமான உறவா அத கொண்டு போக மாட்டேன். ஆனா, இந்த இதுல நான் சந்திச்ச ஒரு 2, 3 ஆண் நண்பர்களுடன் நாங்க சேந்து பயணிக்கும்போது தான் தெரிஞ்சுது, "ஓ இப்பிடிப்பட்ட மனிதர்கள் கூட இருக்குறாங்க! நமக்கு வந்து உண்மையாகவே <tsk> ஒரு பெண்கள் கிட்ட எப்பிடி நடந்துக்கணும்னு ஆரம்பிச்சு, அந்த உ
கண்ணியமா நடந்துக்குறாங்க அப்டீங்குற மாதிரி, உங்க எண்ணம் வந்து மாறுபட்ருக்கு, அந்த உறவுகனால.
நிச்சயமாங்க. அந்த உறவு வந்து பரவால்ல. நமக்கு நமக்கு மரியாத குடுக்குறதா இருக்கட்டும். நம்ம அவுங்க மூலமா ஒரு என்ன என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு உண்மையான நட்ப என்னால உணர முடிஞ்சிச்சு. வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணலாம்? இல்ல ஒரு அ இந்த மாத்ரி விஷயங்களுக்கு திட்டமிடறது. நம்ம வேலை சார்ந்த வழிகாட்டுதல். இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வந்து அவுங்களுடைய நட்பு வந்து எனக்கு உறுதுணையாகுவும், என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுற அந்த வளர்ச்சிப் பாதைக்கானதான ஒரு ஆரோக்கியமான நட்பா வந்து அது வளர ஆரம்பிச்சது.
ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அந்த அது அது வந்து இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்காங்க? அந்த சேவை.
ஆ நிச்சயமாங்க. அந்த சேவையோட சேர்ந்து அதில நான் அடை அ அதில நான் கண்டுபிடிச்ச நண்பர்கள் அந்த உறவுகள்கூட அ கிட்டத்தட்ட இன்னக்கி எங்களுக்கு ஒரு நாங்க ஆரம்முச்சு இப்ப வந்து ஒரு 8, 9 வருடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும்மு
ஓ! அவ்ளோ வருஷங்களா நீங்க வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு பெரிய சாதன தான் சொல்லலாங்க இத.
நிச்சயமாங்க. ஏன்னா, அத நா நான் சொன்ன மாரி அந்த உறவுகள் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு நினைக்கிறேன். ஏன்னா, நம்ம சந்திச்சு இப்ப ஒரு வேள எங்களோட ஆரம்ப காலத்தில நாங்க ச வேற மாதிரியான அனுபவங்கள் இருந்திருந்துச்சுன்னா, அது பாதியிலே விட வேண்டியதாயிருக்கும். நமக்கு வந்த அ மனுஷன் ஆ நீங்க சொல்றமாரி நம்ம வந்த நண்பர்கள் சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்க முடியாது இல்லயா?
ரொம்ப சரியா சொன்னீங்க. கரெக்ட்டு தான். ஆமாங்க. ரொம்ப அழகா சொல்றீங்க. இதுக்கு ஏதாச்சு ஒரு தடைகள் வந்துச்சாங்க?
ஆ நிச்சயமாங்க, இப்
ஏன்னா, ஏதாச்சும் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்பிடினாலே, அதுக்கு ஒரு முட்டுப்பு கட்டன்னு, என்னவோ 1 வந்து நிக்கும். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து, அத நீங்க எப்பிடி வெளில சமாளிச்சிட்டு வந்தீங்க?
ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா, வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம உறவுகள வந்து இதில பார்க்குறமோ, அந் ஏன்னா, எல்லா உறவுகள்லயுமே வந்து ஒரு அ ஒரு நேர்மறை இருக்கிற மாரி ஒரு எதிர்மறையான தருணங்கள் கூட நமக்கு அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி எனக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டம் வரைக்கும் சரியா போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு ஒரு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டுச்சு. பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வந்து, இதற்காக வருவதில்ல. நம்ம வந்து உண்மையான உறவுகள்னு நினச்சவர்கள் கூட அ சில சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவுங்களோட நடவடிக்கைகள் மாறுது. அவுங்களுக்கு ஈடுபாடு குறையுது. ஸோ, அ அந்த ஒரு நட்பும் வந்து விலகல் ஏற்படுது. ஸோ, இந்த மாதிரி தருணங்கள் கூட எனக்கு வந்து ஏற்பட்டிருந்துச்சு.
அப்ப என்ன செஞ்சீங்க?
அப்போ பெரும்பாலும் வந்து, இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, ஒரு புது இடத்தில நான் கண்டுபுடுச்ச ஒரு உறவுகள் தான். இவுங்க வந்து உண்மையான உறவுகள்ன்றதுனால தான் நம்ம இவ்ளோ நாள் வந்து, அந்த நட்ப தொடர்றோம். அப்போ இ ஒரு கட்டத்தில இப்பிடி ஒரு ஒரு தடை ஏற்படுது இல்ல, இந்த மாதிரியான விலகல் நிறைய நடக்கும்பொழுது, பெரும்பாலும் நான் என்ன முயற்சி பண்ணுவேன் அப்பிடின்னா, 2 2 சைட்லயுமே நம்ம போய் உட்கார்ந்து பேசி பார்க்கலாம் அப்பிடிங்கிறதா, என்ன, அவுங்க மனசில என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா, பெரும்பாலும் அவுங்க என்ன நினைக்கிறாங்கன்றத வெளிப்படுத்தாததுனால தான் நிறைய உறவுகள்ல இன்னக்கி சிக்கல் இருக்கு. அப்போ, அப்பிடி இருக்கும்பொழுது என்ன பிரச்சன? எதுனால வந்து அவுங்களுக்கு அந்த ஏன் அவுங்க தயக்கம் காட்றாங்க? ஏன் வந்து சரியாக பேசுறதில்ல? அவுங்க மனசுல வேற ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கா? இல்ல வேற ஏதோ ஒரு அ அனுபவத்தினால அவுங்க அப்பிடி நடந்துக்கிறாங்களா? இந்த மாதிரி வந்து பேசி வந்து, அத எப்பிடி சரி செய்யலாம்? அப்பிடிங்கிற அந்த முயற்சிகள்ல நான் இறங்கியிருந்தேன்.
இப்ப வந்து அ நீங்க வந்து 1 சேவ பண்ணீட்ருக்கீங்க இல்லையா? இதுக்கு உங்க குடும்பத்தார்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்களா?
ஆமா. கண்டிப்பா, ஏன்னா ஆரம்பத்துல வந்து, ஏன்னா எங் எங்களுடைய குடும்பம்ன்னு பாத்தீங்க அப்படீன்னா, பெரும்பாலும் அவங்க எல்லா வகையிலுமே எனக்கு உறுதுணையா இருக்குறவங்கள்தான். அவங்க வந்து எப்படீன்னா, நீங்க ஒரு விஷயம் செய்றியா, "உனக்கு வந்து அது சரின்னு படுது." அப்படீன்னும்போது, அப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா, அவங்களுடைய பார்வைல வந்து, "நான் ஒ எடுக்குற முடிவுகள் வந்து சரியாக இருக்கும்." அப்படீங்கிற மாதிரி. அ இன்னொரு விஷயம் வந்து, அதுல என்னன்னா இப்ப நான் இந்த மாரி நெறைய பேர புதுசா சந்திக்கிறேன், ஒவ்வொரு எடத்துக்கும் போகும்போது வேறு வேறோட நபர்களோட நமக்கு ஒரு பழக்கம் ஏற்படுது. இது எல்லாத்துலமே வந்து, எனக்கு எங்க வீட்ல வந்து அத வெளிப்படையாக பகிர்ந்துக்குறதுக்கான ஒரு எடம் இருந்துச்சு. அப்ப நான் இவங்க இவங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள், இவங்களோட நான் இந்த பணியாற்றுறேன். அப்ப இவங்கள்லாம் வந்து அவங்க எ நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா? நான் வந்து உண்மையாக உறவுகள்ன்னு கண்டுபுடிச்சேன் சில பேருன்னு. அவங்க எல்லாரையுமே வந்து நான் எங்களுடைய வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துருக்கேன்.
ஓ! ஆமாங்க. பரவால்லைங்களே! உங்களுடைய குடும்பம் வந்து பார்த்தீங்க அப்படீன்னா, உங்களுக்கு அதிக அளவுல ஆதரவு குடுத்திருக்கு. அதனாலதான், உங்களுக்கு இந்த அளவுக்கு நன்மை செய்ய முடிஞ்சிருக்கு மற்றவர்களுக்கு. இது ஒரு அ இது மட்டும் இல்லாம, "ஒரு புதுமையான எடத்துல, நீங்க வந்து எப்படி ஒரு அழகான உறவ வந்து எடுத்துட்டு செஞ்சீங்க." அப்படி சொன்னீங்க. ஆனா, அந்த உறவுகள எப்படி நீங்க அடையாளம் கண்டுபுடிச்சீங்க?
கண்டிப்பா. ம். ஆ. ரொம்ப ச
அதாச்சும் அதாச்சும் வந்து அடையாளம் கண்டுபுடிக்கிறதுன்னா வந்து, சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, நமக்கு வந்து இனிமையா அ தெரியும்.
ம்.
அதுக்கப்பறம், போக போக பாத்தீங்க, அப்படினு சொல்லி பாத்தீங்கனா, அவுங்களோட உண்மையான தோற்றம் வந்து, நமக்கு தெரியப்படும். அந்த மாதிரி ஏதாச்சும், உங்களுக்கு தெரிய வந்துச்சா? இந்த மாதிரி அனுபவங்கள் மூலியமா.
ம். கண்டிப்பாங்க. சரியா சொன்னீங்க. ஏன்னா வந்து, <chuckles> நம்ம வந்து என்ன சொல்லலாம்? அ மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்ற மாதிரி, நம்ம பார்க்குற பார்க்கும்போது தேனொழுக பேசுபவர்கள் எல்லாம் வந்து, அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. இப்ப என்னோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நா உறவ பத்தி சொல்லணும். அப்படின்னா, ஒரு நண்பர். அவங்க எப்படின்னா, நான் ஆரம்பத்தில சந்திச்சம்போது, ரொம்ப ஒரு கரடு முரடான மனிதரா, என்ன இப்படி இருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி தான், எனக்கு ஒரு இருந்துச்சு. மொ ஒரு முதல்ல, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் சொல்வாங்க, இல்லைங்களா? அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சரியாக இல்ல. <tsk> ஏன்னா நான் வந்து என் என்னோட மனநிலையில் வந்து ரொம்ப இனிமையா பேசுறவங்கலாம் நல்லவங்க, அப்படின்னு நான் அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். <tsk> இவங்க வந்து, அந்த அளவுக்கு இனிமையாகவும் இல்ல, அப்படின்னம்போது, கொஞ்சம் அ, நேர்பட எல்லாரையுமே, முகத்தில அடிச்ச மாதிரி பேசுறாங்களே! அப்படிங்கிற மாதிரி தான், எனக்கு ஆரம்பத்தில இருந்துச்சு. ஆனா, நான் வந்து கொஞ்சம் பழகினக்க அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த மனி நான் சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து, அவ்வளோ ஒரு உண்மையான நபர். ஏனா, மனசுல வந்து பின்னாடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு, <tsk> முன்னாடி வந்து தேன் ஒழுங்க பேசிட்டு, இந்த மாதிரியான நமக்கே, நம்மள பத்தி பின்னாடி பேசி, இந்த மாரி எதுவுமே இல்லாம, உள்ளது உள்ளபடி உரைத்து, அப்படியே சொல்ற மாதிரியான, ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு நண்பராக இருந்தது வந்து, எனக்கு பின்னாள்ல, அது அடையாளம் ஏனா, நம்முடைய ஆரம்பத்தில, எனக்கு அந்த அளவுக்கு ஈர்ப்பு இல்ல. என்ன இப்படி இருக்காங்கன்ற மாரி தோணுன, அந்த ஒரு அபிப் அபிப்பிராயமே எனக்கு பின் நாள்ல மாறிடுச்சு. நான் அப்புறம் வந்து, எனக்கு மத்தவர்கள நான் பார்க்கும்போது, ஓ ஓகே நேர்மையாக இதுதான் நான். அப்படின்னு இருக்கிறவர்கள் கூட நம்ம நம்பிடலாம். ஆனா இப்படி இல்லாம வந்து, "நான் ரொம்ப நல்லவன்" அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில வந்து இருக்கிறவங்கலாம் வந்து நம்பக்கூடாது, அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த ஒரு நண்பர் மூலியமா வந்து, பின் நாள்ல அ அடுத்து வர, வர நண்பர்களையும் கூட, நான் சரியா அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து, எனக்கு அந்த ஒரு பாடம் வந்து, பெருசா உதவுச்சு.
ஆமாங்க. ஓ! ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப நம்ம பலாப்பழம் பார்த்தீங்க அப்பிடின்னா, மேலே வந்து கரடு முரடா முள்ளு, முள்ளா இருக்கும். ஆனா அதோட சுவை பார்த்தீங்க அது உள்ளுக்குள்ளே இருக்க சுவை பார்த்தீங்க அப்பிடின்னா, அதுக்கு ஈடே எதுவும் கிடையாது. அந்த மாதிரி வந்து நம்ம மேல்த்தோற்றத்த வச்சு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. அப்பிடிங்கிறது அந்த உறவுகளையும், நீங்க எப்பிடி அழகா பலாப்பழ மாதிரி எடுத்துட்டு போயிருக்கீங்க? அப்பிடிங்கிறதையும் பத்தி என்கிட்ட ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையா ஒரு உண்மையா ஒரு உறவுகள கண்டுபிடிக்கும் போது என்னலாம் பார்க்கணும்? எதெல்லாம் பார்க்கக்கூடாது? அப்பிடிங்கிறதையும் ஒரு அழகா சொன்னீங்க. ஒரு புது இடத்தில ஒரு உண்மையான உறவுகள் உங்களுக்கு எப்பிடி வந்து சேர்ந்துச்சு? அப்பிடிங்கிற கருத்தையும், அந்த விவரிச்ச விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. உங்கள்ட்ட பேசியதுக்கு மிக்க நன்றி.
<laughs> கண்டிப்பா. ம். எனக்கு உங்களுடன் பேசியதில வந்து ரொம்ப நன்றி. நீங்க நிறைய தகவல்கள் கேட்கும்போது எனக்கும் வந்து அந்த பழைய நினைவுகளுக்கெல்லாம் போன மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த கால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருடங்கள் வந்து பின்னோக்கி போய், நாங்க ஆரம்பிச்ச நாள்ல, நான் முதன் முதலா அந்த உறவுகளை சந்திச்சது, இத பற்றி எல்லாத்தையுமே வந்து எனக்கு அது அப்பிடியே, என்னோட கண்ணில வந்து ஒரு காட்சியா வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பகிரும்பொழுது தான் வந்து, நான் எப்படிப்பட்ட உறவுகள வந்து சம்பாதிச்சுருக்கேன்? அந்த உறவுகள்னால எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பலன்கள்? அப்பிடிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு என்னால வந்து யோசிச்சு பார்க்க முடிஞ்சது. உங்களோட பேசியதில வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி.
மிக்க நன்றி.